கண்டிப்பாங்க. அ ஊட்டுறக்கு 1 மணி நேரம் ஆயிரும் இல்லைங்களா? ஒவ்வொரு நேரமும்.
அப்டிங்கனால. ஆமாங்க. ஐயோ! ஒவ்வொரு 1 மணி நேரங்கிறது மிக குறைவான நேரத்த நீங்க சொல்றீங்க. அது பார்த்தீங்க அப்டின்னா, அது வந்து காஞ்சி கருவாடா போயிடும் நம்ப வச்சுருக்க இந்த பாத்திரம் சுள்ளங் சோறு போட்டு வச்சுருக்க பாத்திரம் காஞ்சி கருவாடா போயிடும். வேற வழி இல்ல, அத ஊட்டி தான் ஆகணும். அப்டிங்கிற நெலைமையில தெரு, தெருவா இடுப்புல தூக்கி வச்சு சுத்துற நெலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். இதெல்லாம் பார்த்தேன் என்னையே நானே பார்த்தேன். பார்த்தேன் அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திட்ட திட்ட டெலிவரி டைத்துல எல்லாருமே வெயிட் கூட தான் இருப்பாங்க இல்லையா? நான் ஒரு சிக்ஸ்டி கேஜி நான் வந்து, அப்ப வந்து டெலிவரி டையத்துல வந்து நான் ஏதாச்சும் ஆப்பரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்னை வெயிட் செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது 75 கிலோ.
கண்டிப்பா. ஆமாங்க. சரிங்க.
ஆ அதுக்கப்புறம் மேல ஒரு 8 மாதங்கள் கழிச்சு நான் செக் பண்ணம்போது என்னோட வெயிட் வந்து 50 கிலோ தான் இருந்துச்சு.
ஓ!
இன்ன ஏனா, தாய்ப்பால் வேற குடுக்குறோம் வீட்டு வேலைகள்லாம் வேற ப வ வீட்டு வேலைகள்லாம் வேற பார்க்குறோம். திட்ட ஒரு 20 வேற எந்த உடற்பயிற்சியுமே நம்ப செய்ய தேவையில்லை. இது செஞ்சாலே போதும் 25 கிலோ வந்து கொறைஞ்சி போய்ட்டேன். அதனால பார்த்தேன் உடல்நிலையலாம் பார்த்தேன். எனக்கே நம்ம வேற வேலைக்கு வேற போயிட்டோனு வச்சுக்கோங்களேன், குழந்தையை யார் பார்த்துக்கறது? அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்க அம்மாலாம் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. எங்க மாமியாரும் சுத்தமா அவங்களாம் வந்து, நான் லிஸ்ட்லயே வச்சுக்கல. அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து நம்ம பண்ணிக்கிறது வேலைய விடுறது தான் நல்லது. அப்டிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. ஏனா, உடல்நிலையும் நான் பார்த்துக்கணும். ஏனா, வேலைக்காக போயிட்டு அதுக்கான சம்பளிச்சுட்டு நான் வந்து, அந்த சம்பளத்த போய் நான் மருத்துவமனையில குடுக்கறதுக்கு என் உடல கெடுத்துக்கிட்டு மருத்துவமனையில குடுக்கறதுக்கு நான் விரும்பல.
அவ்வளோ ஒரு வேல பண்ணியிருக்கிங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. பரவால. கண்டிப்பாங்க, அது முக்கியம். கண்டிப்பாங்க.
என் கணவரும் வந்து விரும்பல, "வேணாம் நீ வீட்லயே இருந்துடு பாப்பாவ பார்த்துக்கோ ஏதோ சின்ன சின்ன வேலை எதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுனா மட்டும் பண்ணிக்கலாம்" மத்தபடி நான், ஏன்னா கணினியில வந்து கொஞ்சம் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணி குடுப்பேன். அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்லாம் இருக்காங்கயா அவங்களுக்குலாம் அந்த மாரிலாம் பண்ணி குடுப்பேன். அந்தமேரி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து கேட்டாங்க க அப்டி நான் மட்டும் என்ன பண்ணிக்கலான்னா, பண்ணிக்கலாம். "நீ ஓவரா என்ன பண்ணிக்காதன்னா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத" அப்டிங்கிற மாரி சொல்னதுனால என்ன பண்ணியாச்சு அப்டின்னா, ஏன்னா, நம்மளுடைய நலம நமக்கும் தெரியும் தான். அதனால என்ன பண்ணிர்வேன் வர்ற ஏதோ குறிப்பிட்ட அளவுல வந்து அந்த ப்ராஜெக்ட் லாம் வரம்போது என்ன பண்ணி குடுப்பேனா, அத பண்ணி அதுக்கு அதுக்கான காச வந்து ஏதோ குடும்பத்துக்கு அப்டின்னு சொல்ட்டு செலவு பண்ணிப்பேன் மத்த
பரவால. ஆமாங்க. பரவால்லங்க. நீங்க அந்த இவ்வளோ கஷ்டங்கள்லயும் அட்லீஸ்ட் ஏதோ 1 முடிஞ்சதையாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்களே பரவால.